அதுதனி. ஓ! அறையில மட்டும் 7 டீ குடிப்பேங்கிறீங்க. ஆ.
ஆமா. ஆமா. இது முன்னாடி இப்போதைக்கு ரொம்ப கொறைஞ்சு ஒரு 3, 4. ஆமா.
கொறைஞ்சிருச்சு. சரி, அறையில குடிப்பேன்னா, நீங்க அறைக்குள்ளயே அந்த டீய தயாரிச்சுருப்பீங்களா, இல்ல யாராவது கொண்டு வந்து தருவாங்களா?
இல்ல, நா அம்மா தான் கொண்டு வந்து தருவாங்க. நா வேல பார்க்கும்போது 1, 2 அப்படி குடிச்சுட்டு, இடைவெளியா இருக்கும்போது நா வேற ஏதாவது ஒரு அ லைக் YouTube பார்க்கிறனோ, இல்ல Shorts பார்க்கறேனோ அந்தமாரி இடைவெளி நேரத்துல ஒரு 2 டீ, அந்த மாதிரி குடிக்கிறது.
<tsk> ஓ! 2 டீ. டீ ட்ரீ டீ குடிக்கிறது ஒரு வழக்கமாக ஒரு ஹேபிட்டா நீங்க வச்சுக்கிட்டுருக்கீங்க, அல்ல.
ஆமா. இப்போ அறையில உக்காந்து வேலை செய்யும்போது நம்பளுக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கும். ஒரே இடத்துல உக்காந்து வேலை செய்யிறது. இதுவே நம்ம அலுவலகத்துல வேலை செய்யும்போது, அந்தமாரி சோர்வு அங்க வராது. இப்போ நா ஆமா. இப்போ அறையில உக்காரும்போது இது ஒரு கொஞ்சம் இதுவாவே இருக்கும். பாத்தீங்கன்னா, ஒரு இது சோம்பலா இருக் சோர்வாவே இருக்கும். அது போக்குறதுக் ம்.
ம், ம். ம். அங்க வராது. ஆ. அது அப்ப நீங்க வந்து மென்பொருள் துறையில வேலை பார்க்குறீங்களா?
ஆமா. ஒரே இடத்துல உக்காந்தே ஆவணும் ஆக்சுவலா. இல்லன்னா, கொஞ்ச நாள் வந்து நம்பளுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணிக் கூட வந்து 12 மணி நேரம் கூட உட்காரமாரி இருக்கும் ஒரு ஒரு நாள். அப்பல்லாம் வந்து, தேநீர் வந்து ரொம்ப அவசியமா இருக்குது.
ம்ஹ்ஹ்ம். ஓ! அப்ப தேநீர் வந்து நீங்க குடிக்கிற பொழுது அ உங்களுக்கு வந்து தேநீரே ஓகே வா? இல்ல காஃபி ஏதாவது குடிக்கணும் போலத் தோணுமா, காஃபி குடிக்கிற பழக்கம் உண்டா?
இல்ல. எங்க வீட்ல பாத்தீங்கன்னா, வெறும் தேநீர் மட்டுந்தாங்க. யாருமே அந்தப் பக்கம் போறதே இல்ல. நானு அம்மா கையில மட்டும்தான் இத வந்து கத்துக்கிட்டேன். அது எனக்கு ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி காஃபி போடுற பழக்கமே இல்ல எங்க வீட்ல யாருக்குமே. <laughs> இது ஆமா. இது அம்மாவா இருக்கட்டும், அம்மாவோட அம்மாவா இருக்கட்டும், அம்மாவோட தங்கைகள் யாரா இவுங்க எல்லாருமே வந்து வெறும் தேநீர் மட்டும்தான். இது அங்கிருந்து ஒட்டிக் ஆமா. அங்கருந்து ஒட்டிக்கிச்சா? என்னன்னே சொல்லத் தெரில. பட் ஆமா இதுதான் உண்மை. அந்தப் பக்கம் போறதே இல்ல.
அப்படியா? அப்படியா? ஹ்ஹ்ம். ஏன் அப்படி காஃபின்னோன்ன அப்படி ஒரு அதிர்ச்சியா, "ஐயோ! காஃபியா? எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை." <laughs> அப்படி ஒரு உணர்வோட சொல்றதுக்கு காரணம் என்ன? <laughs> ஓ! ரொம்ப பாரம்பரியமா நாங்க தேநீர் குடும்பம்ங்கிறமாரி சொல்றீங்க. <laughs> அது சரி. ம்ஹ்ம்.
பார்த்தே ரொம்ப வருஷம் காஃபிலாம்.